அடிக்கடி செய்ய மாட்டாங்க
சரிங்க.
முக்கால்வாசி அப்போ வந்து நான் வந்து யோசிப்பேன், அ யாருக்காவது கல்யாணம் வருது எங்க பக்கத்தில, இல்லைனா, எங்க உறவினர்களுக்கே யாருக்காவது கல்யாணம் வருதுன்னா, ஆ நம்ம அன் எல்லாரும் என்னா நெனைப்போம்! நம்ம வந்து புது துணி எடுக்க போறோம். அதுக்கேத்த மாதிரி ஆடை ஆபரணங்கள் வந்து வாங்குவோன்னு தானே! ம் என்னோட மைண்டு மொதல்ல யோசிக்கிறது ஆ கப்பு பிரியாணி. அதுதான் யோசிப்பேனே! ஏன்னா அது அவ்ளோ ருசியா இருக்கும். ஆ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் வந்துட்டு, அந்த கப்பு பிரியாணி கூடவே வந்துட்டு சிலர் வந்து தயிர் வச்சு சாப்பிடுவாங்க. சிலர் வந்துட்டு ம் இந்த வெங்காயம் மட்டும் இருக்கு இல்லைங்களா? வெங்காயம் கேரட்டல்லாம் போட்டு ஒரு தனியா ஒரு அந்த
கண்டிப்பா. அப்படி தான் நெனைப்போம். <laughs> ஆமாங்க. ஒரு துருவல் மாதிரி பண்ணீ
ஆ திருவல் மாரி பண்ணீ, வினீகர்ல அத போட்டு வச்சுருவாங்க கொஞ்சம்.
ஆ ஆமாங்க. நானும் பாத்துருக்கேன்.
அப்படியே சாப்பிடுவாங்க. ஆனா எனக்கு அத மட்டும் குடுத்தாலே போதும். அது அதை மட்டும் நீங்க எனக்கு குடுத்துட்டு, நீங்க என்ன விட்டுருங்க. அந்த மாறி சொல்லுவேன்
அ என்னோட தோழியும் ஒருத்தங்க, நீங்க சொல்லும்போது ஞாபகம் வருது என்னோட தோழி ஒருத்தங்க வந்து மார்த்தாண்டம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க
ம், ஆ ஹ ஹ.